நோட் பண்ணல. நான் தான் மடிச்சு வைப்பன். <laughs>
அப்பா தெரிஞ்சு வச்சிருக்குதான்.
ஆமா. அவங்க
நான் என்னமோ வாங்கி குடுத்தனால, ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நெனைச்சேன்.
வாங்கி குடுத்த அனுபவங்களும் உண்டு. அது கூட தெனமும் மடிச்சு வைக்கிறதும், நம்மளோட வேலையா இருக்கும். ஏன்னா, அவங்க கிட்ட குடுத்தா, அவங்க அத அப்படியியே சுருட்டி வைப்பாங்க. அது எப்டின்னா? ம். அந்த பொருளுக்கு இப்போ ஒரு ஒ உ உ உதாரணத்துக்கு, ஒரு துணி எடுத்து வைக்கிறோம். ஒரு ஃபேண்ட் வைக்கிறோம்னா, அது கூடவே, அதோட சட்டையவும் நான் பக்கத்து, பக்கத்துல வச்சு தான் பயன்படுத்துவன். ஆனா, மேடம் என்ன பண்ணுவாங்க ஆ! ஆமா. எங்க அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா? ஷால் ஒரு எடத்துல இருக்கும். ஃபாண்ட் ஒரு எடத்துல இருக்கும். ட்ரெஸ் ஒரு எடத்துல இருக்கும். அதுவும் அந்த ட்ரெஸ் தான், நான் போடுவேன்னு சொல்லி, அதுல ஒரு ஷால் தான் கெடைச்சிருக்கும். ஃபேண்ட்டும், சட்டையும் கண்டுபிடிச்சு குடுன்னு கேப்பாங்க. என்ன ஒரு ஆமா. ம். ஆமா. அந்த மாரியான நேரத்துலல்லாம், எனக்கும் கோவம் வரும். அப்ப நீ எதுவுமே செய்யாத தெய்வமே! நான் செஞ்சுக்கிறன். நீ என்ன எதுவும் செய்யாம இருந்தாலே அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். நம்ம இருக்கிற வீடு, சின்ன வீடு. உன் மனசோ ரொம்போ பெருசு. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சேத்து சேத்து வைக்கிறே! என்னால தாங்க முடியாதுமா! அப்டின்னு சொல்லிட்டு, நானே வேலைய செஞ்சுக்கிறன், அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி அடுக்குற வேல, எடுத்து வைக்கிறது இத எல்லாமே என்னோட பொறுப்புல நான் வச்சுப்பன்.
கஷ்டமா தான் இருக்கும். ஓ! ஈஸியா எடுக்கற மாதிரி. <laughs> <laughs> <laughs> ஓ! எல்லாத்தையுமே அப்ப திணிச்சு, திணிச்சு இருக்கனால அது கஷ்டமா தான் இருக்கும். <laughs> <laughs> ஆமா. ஆஹ், ஹ. அ நல்ல விஷயம் தான். இதே மாரி, இந்த வீட்லல்லாம் அந்த கைவினை பொருட்கள் இந்த மாரிலாம் பண்ணுவாங்கல்ல?
ம். ஏங்க, அத நியாபக படுத்துரீங்க ம். ஆமா.
கைவினை பொருட்கள் அந்த மாரிலாம் பண்ணுவீங்களா? அது மூலியமா எளிய விஷயம் வந்து இந்த என்ன சொல்றது! இந்த ஸ்டோரேஜ் இந்த மாரிலாம் வைப்பாங்கல்ல? அந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா?
ம். அதாது, இந்த வெந்த புண்ணுலயே வேல பாயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க கேட்கிற கேள்விலாம், அப்படிதான் இருக்கு. அத ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? ஒரு பிஸ்தா ஷெல்ல வெளில எடுத்து போட்டோன்னா, அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வருங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு வெறும் அந்த ம் மு ஓட மட்டுமே சேர்த்து வச்சிருக்காங்க.
<laughs> <laughs> ஏன்? ஐயையோ!
ம். ஆமா. எதுக்கு இத சேர்த்து வச்சிருக்கன்னு கேட்டா, இதில நான் ஒரு ஆர்ட் செய்ய போறேன்.
ஆஹ்! செஞ்சாங்களா, இல்லையா?
ஆர்ட்டா? என் ஹார்ட்டு வெடிக்கிற அளவுக்கு செஞ்சாங்கங்க.
<laughs> என்னாச்சி? ஏன், நல்லா இல்லையா?

ஆமா. அது மாரி பண்ணித்தர சொல்லி கேட்டாங்க மொதலே இணையதளத்தில தேடுனாங்க. அவுங்க வந்து ரூ.2000 தான் அதுவே தான் அப்டின்னாங்க. யாருசாமி நீ ரூ.2000க்கு நான் எத்தனை பேருக்கு வாங்க முடியும்? ஆ அவுங்க வந்து நம்ம உணர்வு பூர்வமா இருக்கறப்போ, அந்த உணர்ச்சிக்கும் சேர்த்து வெல போட்டுடாங்க. நான் என் உணர்ச்சிக்கு ஏண்டா உனக்கு காசு குடுக்கணும். <chuckles>
அ. ஓ! அதான் தைக்கிறது. <chuckles> ஆமாமா. புரியுது.
அந்த மாதிரி. சொன்னதுனால என் மனைவி உடனே நான் தையல் மிஷன் வாங்கிக்கவா உனக்கு தேவ என்ன? பெட்டு செய்யணும்? வெயிட் பண். கீழ நறைய இடம் இருக்கு. இதில இப்பவே நீ இவ்ளோ துணிய வச்சு ஒரு பெட்ஷீட் செஞ்சேன்னா, அவ்வளோ பெரிய பெட்ஷீட்லாம் வராது. அப்புறம் பாப்பா வளந்ததுக்கப்புறமா எனக்கு பத்துல நான் அத தூக்கி போட்டுருவா. அதனால எடுத்து உள்ள வைக்கலாம் அப்டின்னு சொல்லி கொஞ்சம் கட்ட பையெல்லாம் போட்டு, நல்லா துணிங்கள்ல்லாம் வச்சு சுத்தி, உள்ள அடுக்க ஆரம்பிச்சோம். அ அது ஏன்னா நம்ம பெரும்பாலும் இப்ப இந்த வயசுல அத பயன்படுத்த போறதே கிடையாது. இல்ல கட்டுலுக்கடி அடில
<chuckles> ஆமாங்க. அது ஏன் வெளியில போடணும்னு ஒரு நினைவாக வச்சிருக்கீங்க?
ஆமா. அத நினைவாக வச்சிருக்கிறப்போ, அத நம்ம இப்போ பயன்படுத்துற துணிகளோட சேர்த்து வைக்கிறப்ப என்ன ஆகும்னா? அது நம்ம ரொம்ப கலையும்ல்ல? ஆ எடத்த அடைக்கும். நம்ம ஒரு பொருள் எடுக்க போனா, அந்த பொருளா இருக்காது. அதனால அத தேடுவோம். அது கீழ விழும். அது மாரியான நறைய அது ஒரு செஞ்ச வேலையவே திருப்பி திருப்பி திருப்பி செய்ற மாரி இருக்கும் இல்ல்லங்களா? ம். வேணும் ஏற்கனவே நமக்கு வீட்ல எடம் பத்தல. அதுல இப்ப ஆகாதத ஒரு சில இதெல்லாம் எடுத்து வந்து வச்சு எதுக்கு? அதனால நீ எடுத்து ஓரமா
ம், ம். எடத்த அடச்சுக்கும். ஆமா. ம். ஆமா. அது ஒரு கசப்பா தான் இருக்கும். <chuckles> ஆமா. இல்லாட்டி, பரணி மேலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மேல தூக்கி போட்டுருக்கலாம்ல.
ஆ அதுக்கு தான் நம்ம வீட்ல நெறைய பொருள் இருக்கு. அதுக்கு எடம் பத்தல <laughs>
ஓ! சரி, சரி. <chuckles> அத இஞ்சி இது இருக்குது. சரி. ஆ.
ஆமா, அதனால அதுல என்ன ஒரு சிக்கல்னா, அத பார்க்கும்போதெல்லாம் என் மனைவிக்கு, அது ஞாபகம் வந்துரும். அதனால திருப்பி அதன ஒரு டெய்லர் கிட்ட போலான்னு கூப்ட்டு போவா <laughs> ஆனா அவங்க வாயத் தொறந்து கேட்க மாட்டாங்க. அதனால, என்னதான் கேட்ட சொல்லி நான் தான் மொக்க வாங்கிட்டு வரணும். ஒரு ஒரு தருக்கிட்டயும் போயி. ம். கண்ல படாத மாரி இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தந்திரமா யோசிச்சு. அது பத்தாது. அதனால நீ அத உள்ள வையின்னு சொல்லி வச்சிருக்கேன்.
அட கடவுளே! <chuckles> இதுக்கைய்னே நீங்க ஒழிச்சு வைக்கணும். ஆ. <groans> <laughs> ம். அ, ஆ. <chuckles> இன்னமும் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல வந்து எப்டி? <chuckles>
இந்த மாதிரி ஒரு ஆ ஆமா. ஒளிச்சு தான் வச்சிருக்கேன். அதே சமயத்துல எப்போலாம் அவங்களோட துணிலாம் அவங்களுக்கு பத்தாது. இருந்தாலும் அவங்க என்ன தெரியமா பண்ணுவாங்க? இந்த உடைய உடுத்துற அளவுக்கு நான் ஒல்லியாகணும். அதனால இத நான் மேல என் கண் பார்வையிலேயே வச்சிருப்பேன். அப்பதான் எனக்கு அது வந்து ஒரு ஆ ஆர்வத்த தூண்டும் அப்டின்னுவாங்க.
<chuckles> உப்பு மலிச்சு பண்ணணும்னு தோணும்.
ஆமா, ஆனா அது 5 வருஷமாவது. அந்த ச அந்த சைஸ வுட 5 மடங்கா அவங்களும் ஆயிட்டாங்க. ஆனா அந்த துணிக்கு அவங்க நேரம் வந்ததா சரித்திரமே கெடையாது. அத மாரி. ஆமா. அந்த மாரி ஆகுமா?
<chuckles> ஐயயோ! அவுங்க பண்ணுவாங்க. அ அதெல்லாம் மாத்தாதீங்க. <chuckles> ஏன்னா வந்து நானும் அந்த நெலமைல அந்த அந்த அளவுக்கு நெலம இல்ல. ஏன்னா குழந்தை பிறாந்தாலே இப்டி தானே இருக்கும். எல்லா பிள்ளைங்களுக்கும், சாரி பெண்களுக்கும் அதுக்கு சொல்றேன். அவங்க ஆசை எதுக்கு இப்டி?
பெர்சா சரி. ஆமாமா. அது,